அடடோ! சரி. ஆனா, இப்ப இ இது டபுள் பேமெண்ட் ஆயிருச்சுல்ல. நீங்களும் குடுத்திருக்கீங்க, அவளும் குடுத்துருக்கீங்க அப்பிடிங்கிறப்ப.
ஆமா. ஆ, அதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்பறம் அவுங்க திருமணம் முடிஞ்சு அவருக்கு செட்டில்மென்ட்லாம் பண்ணி, ஆனா வந்து அதுக்கப்பறம் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அந்த ஆளோட பெரிய போராட்டமாயிடுச்சு. என்கிட்ட நெறைய பணம் வாங்கிட்டான். இரு மடங்கு வாங்கிட்டான். அதாவது அ நான் வந்து எவ்ளோ சொன்னேனோ, அதை விட 2 மடங்கு வாங்கிட்டான். நான் ஆஃபர் அமௌண்ட் சொன்னேன் அவருக்கு. இவரு வந்து முழு பணத்த வாங்கிவிட்டாரு. வாங்கி 2 நாளுக்கு வந்து அ எவ்வளவோ கணக்கு பண்ணி வாங்கிவிட்டாரு. நானும் முடிச்சிட்டு ஊருக்கு கிளம்புறேன், போயிட்டு வர்றேன்னுட்டு கிளம்பிட்டாரு. ஆ அப்புறம் நான் இந்த திருமண வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு, ஒரு வாரம் கழிச்சு, என்னுடைய வங்கிக் கணக்கெல்லாம் வந்து சரிபார்த்துட்டு இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா, நான் வந்து பணம் கட்டியிருக்கேனே தவிர, எனக்கு வந்து அந்த ஒ இது வரும் பாத்தீங்களா! அதுலேருந்து வந்து சரியா போயிருக்கும் பணம் போயிருச்சு.
ம். ம். ம். ஆமா. ம். ஆமா, ஆமா. புரியுது. அவரு வந்த வேலை முடிஞ்சிது. இதுக்கு மேல என்னத்த பேசுறதுன்னு அவரு போயிட்டாரு ம். சரிங்க. ம். ம். போகல அப்பிடின்னா திரும்ப வந்துரும் ஒன்னு இல்லயா உங்களுக்கு!
ஆ, திரும்பவும் வரல்ல பணம். அவரு இல்லன்னு இருக்குறாரு. இப்போ நான் யாரிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல்ல. அதுக்கு அப்புறம் என்னுடைய வங்கி
புரியுது. அந்த பணம் எங்கு சிக்குச்சி அப்பிடிங்கிற ஒரு தெளிவும் அந்த இடத்தில இல்ல. இல்லங்களா!
ஆ ஆனா நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, இந்தமாரி பேமெண்ட்லாம் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் ஆமா. அத வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வங்கிக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, நாங்கலாம் எதுவும் பண்ண மாட்டோம். நீங்க வந்து இதுக்கு புகார் பண்ணுங்க, அ மின்னஞ்சல் வழியானாங்க. சரின்னு, சொல்லி அந்த சப்போர்ட் கஸ்டமர் கேர்ன்னு இருக்கும். அதுக்கு பண்ணேன். அதுக்கு பண்ணி எந்த இதுவுமே இல்ல. உங்களுக்கு டோக்கன் நம்பர் வந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து 10 நாள்ல நாங்க ஒரு வாரத்துல வந்து நடவடிக்கை எடுப்போம். இப்பிடியே அது போய்க்கிட்டே இருக்கே தவிர, எதுவுமே ஆகல. என்னோட பணத்துக்கு எதுவும் திருப்பியும் வரல, வரல. அதுக்கப்புறம் வந்து நான் பாத்தேன் அடுத்த நிலை எங்கு போறதுன்னு சொல்லி, அவங்களுடைய இணையதளத்தில போய் பாத்தேன். இந்தமாரி இவுங்க சரியா பதில் சொல்லல்லயின்னா, யார போய் பாக்குறதுன்னு. அவுங்க வந்து ஒரு, ஒரு ஜோனல் வைஸ் வந்து கிரீவன்ஸ்ன்னு வச்சிருந்தாங்க.
நல்ல பழக்கம். அதுதான் காப்பாத்தும் நம்மள, ம். சரிங்க. ஆம், ம். ம். பதில் அளிப்போம். ம். பணம் வரவே இல்ல. ம். சரிங்க. கிரிவன்ஸ் ரெட்ரன்ஸ் ஆபிசர்ன்னு சொல்வாங்க ம்.
ஆ, குறை தீர்க்கும் ஆபிசர்னே இருக்காங்க. அப்புறம் அந்த மெயில் ஐடி என்னான்னு எடுத்து அவருக்கு நடந்த கதைய எல்லாம் பர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்ப்ளெயின் பண்ணி.
ஆமா, ஆமா. ம். முதல்ல பிள்ளைக்கு கத சொல்றமாரி இது. எப்பிடி ஆச்சு, இது கேன்சல் ஆச்சு, இவுங்கள சொன்னேன் அப்பிடின்னு எல்லாம் எழுதி இருக்கீங்க உட்கார்ந்து அவுங்களுக்கு. ம்.
ஆ. ஆனா வந் ஆமா. அதுல என்னைக்கு நடந்தது? யாருக்கா? எதுக்காக? எல்லா விஷயத்தையும் எழுதி அதுக்கப்பறம் அவருக்கான வந்து சும்மா இந்த பொதுவான மெயில் ஐடி கிடையாது. அவரே வந்து அதற்கு ரிப்ளை பண்ணுனாரு. அவரு பாத்துட்டு
சரிங்க. பரவாயில்லயே! அப்ப நேரடியா அவருக்கு போ அவருக்கே அனுப்பியிருக்கிறீங்க நீங்க இல்லேங்களா!
ஆ அவருக்கே போயிடுச்சு அது. அப்புறம் அவரு வந்து ரிப்ளை பண்ணாரு. உங்களோட இது வந்து நான் கீழே உள்ளவங்கள்ட்ட பாக்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வாரத்துல நடவடிக்கை எடுக்கப்படும். பயப்பட வேணாம். தேங்க் யூ ஃபார் அப்பிடின்னு போடுவாங்கல்ல, உங்களுடைய
ம். ம். ஒகே. ஆமா, புரிந்து கொள்வதற்கு நன்றி அப்பிடின்னு போட்டு இது பண்ண
ம். அப்பிடீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்பறம் ஒரு, ஒரு வாரம் ஆச்சு நானும் விடல. அது வந்து குறைந்த ரூபாயினாலும் நம்ம வந்து இது பண்ணணுல்ல. சரின்னு சொல்லி.
சரிங்க. இல்ல, இல்ல. அது பணம் வந்து ரூ.1 நமக்கு யாராவது ப்ரீயா தருவாங்களா? தரமாட்டாங்க. அதனால அது எதுவா இருந்தாலும் அத தேடி போய் நமக்கானது நமக்கு சொந்தமாக்கிக்கணும் எப்
ஆ.

அச்சச்சோ! அப்புறம் என்ன பண்ணீங்க? எப்படி மாற்று அறை ரெடி பண்ணீங்க, அவங்களுக்கு?
அ ஆ ஆமா. ரொம்ப வந்து அந்த இ கிடைக்கவே இல்ல, நெறைய நல்ல நல்ல இதுலல்லாம் கிடைக்கல. அப்புறம் நாங்களும் விடல. அது எல்லா பக்கமும் விசாரிச்சு, எங்களுக்கு மொத்தம் வந்து 15 பேர் கிட்ட, அ ஒரு 30- 30 பேர் கிட்ட ரூம் கேட்டிருந்தாங்க, அதுல 15 அறையாவது குறைந்தபட்சம் நாங்க புக் பண்ண வேண்டிய நிலைமையில இருந்தோம். அப்புறம், அங்க இருக்கிறவங்களயெல்லாம் விசாரிச்சு, "கிடைச்சத பண்ணுடா." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் வந்து எங்களுடைய சமூகத்தினரே ஒரு விடுதி வைச்சிருப்பாங்க. அதுல ஒரு இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3ன்னு பண்ணி, அப்புறம் சாதா ஹோட்டல் கிடைச்சது அதையும் பண்ணோம். இப்படி எல்லாத்தி
ம். அறை தேவைப்பட்டது. இல்லைங்களா? ம். புரியுது. ம். ம். ம். அ எல்லா பக்கமும் சுத்தி அலைஞ்சிருக்கிங்க, அந்த இதுக்காக.
சுத்தி அலஞ்சு, ஒரு 10 ரூம் கிட்ட புக் பண்ணிட்டோங்க. இதில எனக்கு பெரிதும் உதவியா இருந்தது, இந்த சமூக இது இருக்குல்ல, பாத்தீங்களா? இணையதளத்திலேயே புக் பண்றது இருக்கு இப்பெல்லாம்.
சரி, பரவால்ல. ஆமா, Booking.com அந்த மாதிரி. அந்த
ஆ MakeMyTrip நெறைய இருக்கு, அந்த மாதிரி. அ சரின்னு சொல்லிட்டு அதிலயே பண்ணிறலாம்ன்னு சொல்லி, அதுல எல்லாம் வேற 2, 3 பண்ணேன். அப்புறம் எல்லாம் முடிச்சாச்சு, திருமணத்திற்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. திடீர்னு என்னோட சகோதரன் ஃபோன் பண்ணி, எனக்கு தங்கறதுக்கு எங்கேயுமே இடம் இல்ல, எனக்கு ஒரு இடம் வேணுமேன்னு கேக்குறாரு. <laughs>
ஆமா, ஆமா. சரிங்க. ம். சரி. அதா அ அவசரத்துல மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டோம்ங்கற மாதிரி, மாப்பிள்ளைக்கே நீங்க ஒண்ணும் போடல.
<laughs> ஆமா. இப்போ எங்க அண்ணன் தான் முக்கியம். மாமா. அவர் தான் தாய் மாமா. <laughs> அதாவது என் தம்பியோட மாமா. <laughs> ஆமா, ஆமா. அவரு பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு இப்போ இது பண்ணணும் இடம் அப்படினோன்னே, இடம் தேடுறோம். அ எங்கேயுமே கிடைக்கலனோன்னே, நான் வந்து இந்த இணையதளத்தில தேடும்போது, ஏதோ ஒரு Goibiboவோ ஏதோ ஒரு பேர் அது. <laughs> அப்படி ஒண்ணு கோபிபோவா? அப்பிடின்னு ஒண்ணு இருந்தது. சரி, இதில இருக்கான்னு தேடுவோம்ன்னு பாத்தா, அதில ஒரு நல்ல அதிசயம் என்னன்னா வந்து, இப்போ நான் வந்து அந்த ஊரில வீடு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து, நான் அந்த வீட்ட வந்து இந்த இணையதளத்தில வந்து பதிவு பண்ணி வச்சுட்டேன்னா வீடு யாரு அந்த ரூம் தேடுறாங்களோ, அவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க.
சரி. சரி, சரி. ம். மாமா அவரு. சரி. அவரு கேக்கறாரு. ம். ம். ஆமா, கோபிபிபோ அப்படீன்னு ஒண்ணு இருக்கும். ஆமா, ஆமா. ம். ம். சரிங்க. சரிங்க. அவங்களுக்கு காமிக்கும் ம், சரி.
ஆ இதுவு மாதிரியான, இப்ப எப்படி இந்த நோ புரோக்கர்ஸ்லல்லாம் வீடு வாடகைக்கு விடுறோம்
ஆமா. அது மாதிரி இது வந்து ஒரு நல்ல வசதி. வீட்ட வந்து ஒரு தங்கும் விடுதி மாதிரி மாத்தி, நாம விட்டுக்கலாம். ம்.
ஆ விடுதி. ஆ பேயிங் கெஸ்ட் மாதிரி சொல்லல்லாம். ஒரு 2 நாள் தங்கறது, 3 நாள் தங்கறதுக்கு இதுக்கு அவர் பதிவு பண்ணி வச்சிருப்பார் போல ஒருத்தர். வெளி அதாவது கொஞ்சம் ஊருக்கு வெளியில அது. பண்ணி வச்சிருப்பாரு ஆ. ஆமா. நான் வந்து, சரி தேடிக்கிட்டே இருக்கும்போது இதில வந்து இருக்குன்னு வந்தவுன்னே எனக்கு குஷியாடுச்சு, "பரவாயில்லடா, இவர் கேட்டதுக்கும் அவங்க கொடுக்குறதுக்கும் நல்லா இருக்கே!" அப்பிடின்னு சொல்லிட்டு, அந்த விலாசத்த பாத்து நான் கிராமத்தில தான் இருந்தேன், அப்போ. உடனே போய் அந்த இடத்தையெல்லாம் போய் பாக்க ஆரம்பிச்சுட்டேன். "இது வசதியா இருக்குமா, அவரு வந்து தங்குனா? அவரு குடும்பத்தோட வராரு." அப்பிடின்னு. ஆ எல்லாம் நல்லா பேசினாரு, எல்லாம் நல்லபடியா போச்சு. போனதுக்கப்புறம் நானும் வந்து, அவர் கிட்டலாம் பணம் கொடுக்கல. நான் எதில பாத்தனோ அதுலயே பணத்த கட்டிட்டேன்.
சரி. சரிங்க. கொஞ்சம் தள்ளி, பக்கத்துல இல்ல. ம். ரொம்ப சந்தோசமாயிட்டீங்க. ம். சரிங்க. சரி. ம். சரிங்க.